இந்த கற்றல் அப்பிடின்ற ஒரு விஷயம் வந்து, எ எல்லா வயதிலேயுமே வந்து பொருந்தும்னு சொல்லலாம். நம்ம ஈவன் வயசானதுக்கு அப்புறம்கூட இந்த கல்விக்கு வயதில்ல அப்பிடின்ற மாதிரி புதுசு, புதுசா விஷயங்கள வந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். <inhales> உங்களோட அந்த கற்றல் பயணத்த வந்து ஒரு ச ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு கதையா சுருக்கமாக சொல்லணும் அப்டின்னா, நீங்க எப்பிடி சொல்வீங்க? என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ஆமா. ம். ஆ கண்டிப்பாங்க. இது எப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி எங்க ஸ்கூல்ல வந்து அதாவது நான் படிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மலை சார்ந்த இடத்துலதான் நான் படிச்சேன். ஆ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க, மலைவாழ் மக்கள் அங்க அதிகமா இருப்பாங்க அங்கல்லாம். அவுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவுங்க முடியெல்லாம் சுருட்ட, சுருட்டையா இருக்கும். அம் அவுங்களுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு அ ப்ரௌன்லே ரொம்ப திக்கான ப்ரௌன்ல இருப்பாங்க. அந்த கலர்ல இருப்பாங்க. நம்ம கருப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப திக்கு ப்ரௌன்ல இருப்பாங்க.
ஓஹோ! நிச்சயமா. ம்ஹ்ம். அவுங்க முடிகளுமே அந்த கலர்ல தானே இருக்கும்ல. ஒரு ப்ரவுன் கலர்ல தானே இருக்கும். <inhales> எனக்கு எப்பிடின்னா, என் கூட வந்து கல்லூரில வந்து ஒரு மலைவாழ் மக்கள சார்ந்த ஒரு பெண் வந்து என் கூட படிச்சாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் நாங்க தோழியாயிட்டோம். <inhales> நான் அது கேட்டு டெய்லியும் உங்க வீடு மலையில இருக்கு தானே அப்டின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் கேட்கும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அப்பிடியே சிரிப்பு வரும். <inhales> எனக்கு மல அவ்ளோ ரொம்ப பிடிக்கும். மலைல ஏறி ட்ரெக்கிங் போறது, அந்தமாரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப, ரொம்ப புடிக்கும். <inhales> அந்த அவுங்க வீடே அங்க இருக்கிறதுனால, நான் அகைன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். டெய்லிலேயும் அத நான் திரும்பி பார்க்கும்போதுலாம், உங்க வீடு மலையே இருக்கு தானே? இருக்கு தானே? <inhales> ''ஏய்! அங்க வித்தியாசமே இருக்காதேடி! இங்க இருக்கமாரி தான் அங்கேயும் ரோடு இருக்கும். கட ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. பெரிய வித்தியாசமே இருக்காதேடி!'' அப்டின்னு சொல்வாங்க. <inhales> இருந்தாலும் எனக்கு வந்து மலையில இருக்காங்க, மலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அத சொல்லிக்கிட்டே இருப்பேன். சும்மா, சும்மா.
ஆ முடி ஆமா, ஆமா. ஓ! ம். <laughs> ம். ம். ஆமாங்க. ம். ஆஹா அந்த பொண்ணு அ அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முடி வந்து சுருண்டுருக்குங்க. ம். வெத்தல போடுவாங்க. அவுங்கள பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த மக்கள் வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து டவுனுக்குள்ள வரமாட்டாங்க. அவுங்க அந்த மலைக்குள்ளேயே, அந்த காட்டுக்குள்ளேயே அவுங்களுடைய வாழ்க்கைய வந்து, அ நிம்மதியா அப்பிடியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்பிடின்னா, எங்க ஸ்கூல்லருந்து வந்து, அப்ப நான் வந்து 10வது படிக்கிறேன். எங்க ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பயணம் இந்தமாரி மலைவாழ் மக்கள போயி பார்த்துட்டு, அவுங்களுக்கு தேவையானதுலாம் குடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு யார், யார்லாம் வரீங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் ரூ. 5, ரூ. 5 எட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் சரி போயிட்டு வரலான்ட்டு, அது என்னவோ தெரியலேங்க, எங்க கிளாஸ்ல எல்லோருமே வந்துட்டாங்க. யாருமே வராம எல்லாருமே வந்ட்டாங்க அதுக்கு.
ம், ம். ம்ஹ்ம். நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அப்புறம் இவுங்க சொல்லும்போது, சார் சொல்லல. எந்தமாரி இடத்துக்கு போறோம்? என்ன, எப்பிடி இருக்கும்? எதுவுமே அவர் சொல்லவே கெடையாது. ஆம் நாங்க பாட்டுக்கு ஜாலியா ஏறி, வண்டில ஏறி உட்காந்துட்டோங்க. அ ஒரு டெம்போல ஏறி உட்காந்துட்டோம். ஒரு வேன்ல அது கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு இடத்துல நின்னுச்சு. நாங்க பார்க்குறோம். "என்னங்க சார்! இங்கயா மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க! இங்கல்லாம் நம்மளமாரி மக்கள் தான வாழ்றாங்க! இங்க கொண்டு நிப்பாட்ருக்கீங்க! இன்னும் வண்டிய முன்னாடி விடுங்க." அப்பிடின்னு நாங்க சொல்றோம். அவர் சிரிச்சுக்கிட்டே, "இல்லம்மா! நீ கொஞ்சம் இறங்கேன்" அப்பிடின்னாரு அவரு. <laughs> என்னடா! இறங்க சொல்லாருன்னு நாங்கள்லாம் இறங்குனோங்க. எல்லாம் அவுங்க திங்க்ஸ் எடுத்துட்டு இறங்குங்கன்னாங்க. இறங்குனாங்க, அவர் என்ன சொல்றாரு, ஒரு மலைய காமிச்சி, <inhales> "இந்த மலையில ஏறி, அந்த பக்கம் இறங்குனா தான் அந்த இடமே வரும்." அப்பிடின்ட்டாரு.
சரி. சரி. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். அருமை, அருமை. அதாவது ஒ அ ஒரு விஷயத்த உங்களுக்கு புதுசா கத்துக் கொடுக்க போறார்ன்னு, அர்த்தம், உங்களுடைய ஆசிரியர். <inhales> அதுக்கான முயற்சிதான் அதுன்னு நான் நான் எனக்கு தோணுது அது.
ஏ <laughs> ஆமா. அந்த இதுவரைக்கும் நாங்க மலையில தாங்க வ இருந்தோம். படிச்சது எல்லாமே அங்க தான். ஆனா, நான் மலையிலலாம் ஏறினது இல்ல. ஏங்க ஏறுறதுக்குள்ள, ஏறுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அ முதுகு எலும்பெல்லாம் வெளில வந்து, எம்மா! தயவுசெஞ்சு இறங்கிருன்னு சொல்றமாரி ஆயிடுச்சு. <chuckles> அந்தமாரி ஒரு வலிங்க, ஏறும்போது. ஏன்னா, முத, முத அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஏறுறோம். ஆனா, கொஞ்ச தூரம் போகும்போது, நல்லா பேசிக்கிட்டே ஏறுனோம். ஆனா, கொஞ்சம் தூரம் பாதி தூரம் போனோன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு மாரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் உச்சி மலை உச்சிக்கு போய் நின்ன பிறகுங்க, அங்கிருந்து கீழ இறங்கணும்.
ம்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹுஹும். <laughs>
இங்கேருந்து மேல ஏறிட்டோம், அங்கேருந்து கீழே எறங்குலான்னு பார்த்தாங்க. அதுவும் மலை பிரதேசம் இல்லைங்களா? மழைலாம் மழை பேஞ்சிருக்கும். எப்போவுமே மழை அங்கேருந்தே இருக்குங்க. அங்கங்க பாசானா இருக்குது. கால வச்சோம் வச்சோன்னா வழிக்கிட்டே போய் கீழே விழுந்துருவோம் மாட்டுருக்கு.
ஆஹம். அச்சச்சோ! ஆஹம்.
அந்த மாரி ஒரு எடம். அப்புறம் சரி வா ய ய அவ் ச திரும்பி வர முடியாதுங்க. ஏன்னா பயம் ரொம்ப தூரம் ரோடை விட்டு ரொம்ப தூரம் மேலே ஏறி போய்ட்டோம் நாங்க. அங்கேருந்துலாம் தனியாலாம் மறுபடியும் வேன்கிட்டலாம் வர முடியாது. மறுபடியும் சார் என்ன பண்ணாரு அங்க வந்து ஆளுங்க ஏற்கனவே நின்னுட்ருந்தாங்க. அந்த மலைவாழ் மக்கள் நின்னுட்டு இருந்தாங்க. நாங்க முன்னாடியே அவங்கள்ட்ட பர்மிஷன்லாம் வாங்கி வச்சிருப்பாங்களாட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க குச்செல்லாம் கையில குடுத்துட்டு இத பிடிச்சுட்டு அப்டியே எறங்குங்க. அவங்க பாஷை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க. இந்த மாரி குச்சிய பிடிச்சு கீழ எறங்குங்க அப்படின்னாங்க. உண்மையாலுமே அந்த குச்சிய பிடிச்சு கீழே எறங்குறதுக்குள்ளேங்க, அப்பயே நான் ஏன்டா அந்த ட்ரிப்புக்கு ஒத்துக்கிட்டன்ற மாதிரி இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, என்னோட தோழி வந்து ஒருத்தி என்ன பண்ணிட்டா அப்போ எங்ளோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்
மஹ்ம். சரி. ஓ! ஆஹம். சரி, சரி. <laughs> ஆஹம்.
அ இந்த முட்டி வரைக்கும் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ட்ரெஸ் தான் போட்ருந்தோம். அவ என்ன பண்ணிட்டா, சுருண்டு போய் மேலே கால் ஸ்லிப் ஆகி சுருண்டு போய் கீழே வரைக்கும் போய் விழுந்துட்டாங்க அப்டியே போயிட்டு. ம் மே
அடடா! உங்களுக்கு அப்ப எப்படி தோணுச்சு? ஒரு வேள நம்ம ஒரு வேள விழுந்தா விழுந்துருவோமோ? <inhales> ஏன்னா, இந்த மாரி தோணும் மலையில ஏறும்போது. ஒரு வேளை விழுந்தா ஒரு எலும்பு தேறுமா? <inhales> அப்படின்ற மாதிரியான நினைவுகள் வருமே! அஹ.
<laughs> ஆமாங்க. <laughs> கண்டிப்பா என்ன விழுந்து எனக்கு என்ன தோணுச்சாவா? என்ன சொல்றதுக்கா? க என்ன வாயில என்ன ஒளருணனே எனக்கே தெரியலங்க, என்னென்னவோ ஒளறிட்டேன் இருக்குற எல்லா சாமியையும் கூப்பிட்டேன் நானு.
<laughs> ம், அ அதுக்கப்புறம் உயிர் தப்பிச்சா தான். அதுக்கப்புறம் உயிர் தப்பிச்சா தான், நம்ம வாழ்க்கை இதோட முடிய போகுது போல.
ஆமா அ. அ நல்ல வேலைங்க அவங்க என்ன பண்ணாங்க ,கீழே போய் அந்த பொண்ணு விழுந்தோன்னே அவ ட்ரெஸ் எல்லாம் ரத்தக்கரங்க மூஞ்செல்லாம் கீறல்லு, கை காலெல்லாம் கீறல்லு, அப்புறம் அந்த பொண்ணு கீழே விழுந்தோன்னே எங்களுக்கே என்னாச்சு தெரியுங்களா? ஒரு பயம் வந்துச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம பார்த்து தான் கீழே எறங்கணும். அவங்க சொல்ற மாரி நம்ம ஒண்ணு ஒண்ணு கை குச்சிய வச்சு ஊணி, ஊணி அழகா கீழே எறங்கிடலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன மாரியே அவங்க, அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதேமாரி நாங்க கீழே எறங்கிட்டோங்க.
அச்சச்சோ! மஹ்ம். மஹ்ம். மஹ்ம்.
ஏங்க, கீழே இறங்குனோன அந்த இடத்தை பாத்தா என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு அழகுங்க. அந்த இடம் எப்பா <inhales> இந்த ஒரு அழகை பாக்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டமான்ற மாரி இருந்துச்சுங்க. நான் என்ன புரிஞ்சுகிட்டேன்னாங்க, அதில என்ன ஒரு கற்றல் நான் கத்துக்கிட்டேன்னா, நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே, ஒரு அழகான ஒரு விஷயத்துக்கு தான்.
ஓ! அஹ்ம்
அந்த ஒரு அந்த என்னங்க சொல்றது, ஒரு அழகான ஒரு ஓடைங்க, ரொம்ப அழகான தெளிந்த ஒரு ஓடை. இந்த பக்கம் 2 பக்கமும் வந்து அழகா வரிசையா அடுக்கினாப்புல அழகான கூரை வீடுங்க. அந்த கூரை வீடு, அவுங்க அந்த மேய்ஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த கூரைய, அவ்வளோ அழகா தொடுத்துருந்தாங்க அந்த கூரைய. ஒண்ணு கூட பிசுரு வெளில வரவே இல்லைங்க. எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா, அழகழகான ஒரு <inhales> ரொம்ப ஒரு கொச கொசன்னுலாம் பூந்தோட்டம்லாம் கிடையாது, அளவா நாலே 4 பூந்தோட ப பூச்செடி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு அந்த ஓடை அந்த வீடு ஓடைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, எல்லா வகையான மரங்கள்ங்க, ஆரஞ்சு மரம், <inhales> அம் மாங்கா மரம் இருக்குது, குட்டி ஆப்பிள் மரம் இருக்குது, நெல்லிக்கா மரம் இருக்குது. எவ்வளோ அழகா அவங்க பராமரிக்கிறாங்க தெரியுங்களா, அதெல்லாம் பா அப்படியே பார்க்கும்போதே எனக்கு
சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம், ம்ஹ்ம். உங்களுக்கு செவனேன்னு, நம்ம வீடு இங்க இருந்துருக்கலாம்ல அப்படின்னு தோணிச்சுங்களா?
ஆமாங்க. அ இங்க இருந்து இந்த மாதிரிலாம் இருந்து, ஆனா நம்மளா இருந்துன்னா, கண்டிப்பா நாஸ்தி பண்ணியிருப்போங்க. நம்மள பாத்த உங்களுக்கு தெரியுமே. ஆமா, ஒரு படம்
<laughs> பராமரிக்க தெரியாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்மால பராமரிக்க முடியாது தான்.
ஒரு பழம் பறிக்கிறதுக்கு, ஒரு வாதயே பிடிச்சு உடைக்கிறவங்க நம்ம, இல்லையா ம். அப்புறம் பாத்தீங்கன்னா, அழகழகான பூக்களுங்க, சோ அவ் எல்லா கலர்லயும் பூக்கள், அழகா வரிசையா வச்சுருக்காங்க. அ வீட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தோட்டம் போட்டுருக்காங்க. அழ நிறைய காய்கறிகள், அதில காய்ச்சு, அதில விதைச்சிருக்காங்க. தக்காளியா இருக்கட்டும், கேரட்டு, கோஸுன்னு நிறையா இருக்குது அங்க, அதாவது அவுங்களுக்கு வந்து அரிசி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாட்ருக்குங்க. அவுங்களுக்கு அந்த அதிகம் நம்ம நம்ம சாப்பிடுற மாரி அரிசி, கோதுமை, சக்கரைலாம் அவுங்களுக்கு கிடைக்காது. அவுங்க இந்த மலையில என்னென்ன விளையுதோ அதை வச்சு அவுங்க சாப்பிட்டுப்பாங்களாம். அவுங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, பழங்கள் தான் அதிகமா சாப்பிடுவாங்களாம். பழங்கள், காய்கறிகள் தான் அப்படியே வேக வச்சு சாப்ட்டுப்பாங்களாம். மலை ஆமா.
கண்டிப்பா. அப்டிதான் பண்ணுவோமே! சரி. ஓ! சரி, சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சூப்பர் இல்ல. அவுங்க வந்து இந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியலா வர அந்த கலர் ஆகட்டும், டேஸ்ட் ஆக இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாம, <inhales> இயற்கையான பழங்கள், உரமே இல்லாத காய்கறிகள், கீரைகள், கிழங்கு இப்படின்னு சாப்ட்டு வந்து, அவங்க அவ்வளோ தெம்பானவங்களா இருப்பாங்க, என் உடலில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு.
அம், ம். ஆமா. கண்டிப்பா. ம், <inhales> அவுங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, அந்த அளவுக்கு அவுங்க நேச்சுரலா சாப்ட்றனால தான் அவுங்க நேச்சுரல் கலரோட இருக்குறாங்க. அவுங்க கலர் தான் உண்மையான கலவுரு கலருமா, நீ இருக்கிற உன்னோட கலர்லாம் சும்மா கலரு அப்டின்னாங்க அம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா, <inhales> அந்த செம்பருத்தி இலையில வந்து அப்டியே கசக்குனாங்கன்னா எண்ணெய் மாரி ஒண்ணு வருது. அந்த எண்ணெயை வந்து எடுத்து கை காலுக்கு தேச்சுகிறாங்க அவுங்க.
ஓ! <chuckles> ம், ம். ஒ! இலையிலிருந்து வர எண்ணெய்ங்கலா?
அப் ஆமாம் செம்பருத்தி இலையை வந்து இப்படி கையால கசக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இலை தய தய எண்ணெய் வருதுங்க அதுலேருந்து. எண்ணென்னா வளவளன்னு ஒரு திர திரவம் வருது அதுலேருந்து. அத எடுத்து கை காலுக்கு வந்து பூசிக்கிறாங்க அதேமாதிரி ம்.
ம்ஹ்ம். அ, அ, அ. அது வந்து, வீட்லயே நம்ம அ மோஸ்ட்லி இந்த தலைக்கு தேய்ச்சு குளிக்கும்போது, இந்த செம்பருத்தி இல, செம்பருத்தி பூவு, மருதாணி, <inhales> அப்புறம் ஆ இது வேப்ப இல இருக்குல்லையா அது, <inhales> கத்தாழை இதெல்லாம் சேர்ந்து நம்ம தேய்ச்சு குளிப்போமில்லையா அரைச்சு?
ம். ம். ம். ம். கத்தாழை. ம், ஆமா. <inhales> ஆனா அவங்க வந்து அந்த எண்ணெயை வந்து அந்த இலையை படி அப்படி பறிக்கிறாங்க, கையில அப்படி கசக்கிறாங்க, எண்ணெய் மாதிரி வருது, அத அப்படியே தலையிலேயும் கையிலேயும் தேச்சிக்கிறாங்க. அப்புறம் பலாப்பழத்துடைய, இலையை ஒடிச்சா ஒரு மாரி வெள்ளை கலரில பால் மாரி வரும் பாருங்களேன். அதை வந்து அவங்க பசையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்ல வந்து சின்ன, சின்ன பூக்கள்லாம் வந்து ஒட்டி வச்சிக்கிருக்காங்க. அதாவது, அந்த குழந்தைகள்லாம் ஏதாவது செய்யுமாட்டுருக்கு. அதெல்லாம் அழகுக்காக ஆமா, அதெல்லாம் வந்து இந்த பலாப்பழத்தோடைய அந்த ம் பால் ஒண்ணு வருதுங்க, அது பசை மாரி ஒட்டுமாட்டுருக்கு. அந்த பசை தடவி தடவி அந்த செவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ அழகுக்காக, கிராஃப்ட் மாரி. ம்ஹ்ம். ஓ!
உண்மையாலுமே அதெல்லாம் பாக்கம்போதுங்க, எனக்கு அந்த பயணத்தில வந்து, நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையிலேயும், சந்தோஷம் இருக்குதுன்றத நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப எளிமையான ஒரு வா அவுங்க ட்ரெஸ்ஸ பாத்தீங்கன்னா, ஆ ம இ இதுவரைக்கும் தான், ன்ன மார்பு வரைக்கும் தான் கட்டியிருக்காங்களே! மார்புக்கு மேலலாம் வந்து இந்த ஷோல்டர மறைக்கிறதுக்குலாம் ட்ரெஸ்லாம் கெடையாதுங்க. மேல ஒரு துண்டு போட்ருக்காங்க. ஆண்கள் வந்து
அருமை, அருமை. ஓ! நம்ம இந்த கும்கி படத்தில பாப்போமே! அந்த மாதிரியான உடைகளா?
அந்தமாரி, ஆ அந்தமாரி ஆட்கள்தான். ஆனா, வெள்ள கலர் டிரெஸ்தான் போட்டிருந்தாங்க. தலையில வந்து முண்டாஸ் கட்டியிருந்தாங்க. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா, வெறும் வெள்ள கலர் வேட்டி மட்டுந்தான் கட்டியிருந்தாங்க.
சூப்பர், சூப்பருங்க. ம், ஹ்ம்.
அப்புறம் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. அப்புறம் நாங்க கொண்டு போன சாப்பாடுலாம் அவுங்களுக்கு குடுத்தோம். நாங்க வந்து எங்க அம்மா எனக்கு லெமன் ர சாதமும், அ புளி சாதமும் செஞ்சு குடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்க சாப்பாடு, அங்கங்க அந்த 5,5 ரூவா குடுத்தாங்க இல்லயா! அதெல்லாம் அவுங்களுக்கு நாங்க குடுத்தோம். ஆனா, அவுங்க சொன்னாங்க, "இந்த சாப்பாடு எங்களுக்கு இன்னக்கி ஒரு வேளைக்கி தாங்க இது வரும் எங்களுக்கு. நாங்க இத சாப்பிட்டுட்டோன். நாளைக்கி நாளையிலருந்து எங்களுக்கு இது சாப்பாடு கிடையாது" அதாவது அவுங்க வீட்லயா இருக்கட்டும், அவுங்க வீட்டுக்காரரா இருக்கட்டும், இல்ல அவுங்க பையனா இருக்கட்டும். யாராவது டவுனுக்குள்ள போனாங்கன்னா, அதாவது அங்க இருக்கக்கூடிய தேன் எல்லாம் எடுத்துட்டு போவாங்கலாம், விக்கிறதுக்கு. தேனு, பழம், காய்கள்லாம் எத்துட்டு போவாங்கலாம் கடையில குடுக்குறதுக்கு. அவுங்களுக்கு பஸ் வசதிலாம் கிடையாதாம். அந்த மலை மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் வித்துட்டு தான் இறங்கி வரணுமாம் அது "அவுங்க எப்ப போவாங்க, எப்ப வருவாங்கன்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு வாரம் ஆகலாம். ஒரு மாசமும் ஆகலாம். அவுங்க வர வரைக்கும் நாங்க சாப்பாட்டுக்கு வந்து இந்த மாரி இலைகளையோ! இல்ல செ செடி அதேமாரி காய்கறிகள், பழங்கள நாங்க சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு இருந்துப்போம் நாங்க"அப்பிடின்னு அவுங்க சொல்லும்போது, அப்பிடியே அந்த <chuckles> கண்ணலருந்து ஒரு தண்ணீ அப்பிடியே வெளிய வந்து விழுந்துச்சுங்க. நம்ம
ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. அது அதாவது ஒரு நாள் சாப்பாடு இல்லன்னா, நமக்கு எப்பிடி இருக்கும்? <inhales> இப்பிடி தொடர்ந்து எப்பயாவது தான் கெடைக்கும் இன்னமும் அந்த மாரியான மனிதர்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, இல்லயா!
ஆ. ஆமாங்க. ஆனா நாங்க அத பாத்துட்டு வந்த பிறகு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னா அப்பிடின்னா, நாங்க வந்துட்டு அதாவது அந்த அந்த ஊர்ல வந்து அந்த எடத்தில வந்து ஒடம்பு சரியில்ல அப்பிடின்னா, இந்த ஒ இதுமாரி கட்டி தொட்டில்மாரி கட்டி தூக்கிட்டு போவாங்க.
ம். ஓ! இப்ப நீங்க ஏறுன மலை, ஏறி எறங்கி தான் அவுங்க, போய் கூட்டிட்டு போணும். ஆ, ஓஹோ!
ஆம்மா, அம். ம். அப்பிடிதான் கூட்டிட்டு போய் வைத்தியர்ட்ட காமிப்பாங்கலாம். பெரும்பாலும் அவுங்க ஹாஸ்பிட்டல் போ மாட்டாங்கலாம். சில சமயங்கள் முடியாத பட்சத்தில இந்தமாரி கூட்டிட்டு போவாங்களாட்ருக்கு. அவுங்களுக்கு வந்து, அங்க இருக்கிற அந்த ஒரு பொண்ணு விழுந்தான்னு சொன்னேன் இல்லேங்களா! அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா, அவுங்க அங்கேயே இலை தழைகள பறிச்சி, அந்த மண்ணு புண்ணுக்கு வந்து அப்பிடியே மருந்தாக்கிவுட்டு நல்லா தேய்ச்சலாம் உட்டாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலயே அந்த எரிச்சல்லாம் அடங்கிருச்சுன்னு தான் சொன்னுச்சு.
ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். ஓஹோ!
பெருசாலாம் ஒண்ணும் பண்ணலிங்க, 2டே நாள்ல ஸ்கூல்‌க்கும் வந்துச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு போம்போது அவங்க சில மருந்துகல்லாம் குடுத்துவுட்டாங்க. அங்க இருக்க மூலிகைல்லாம் குடுத்துவுட்டாங்க அந்த பொண்ணுக்கு.
ம்ஹ்ஹ்ம்.
இப்போ நாங்க போயிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, நாங்க போயிட்டு அந்த ட்ரிப்ப பத்தி பேப்பர்ல போட்டுருந்தாங்க. அப்போ இத பத்தி நாங்க கொஞ்சம் ஸ் விலாவரியா விலக்கி சொல்லியிருந்தோம். அப்போலாம் வந்து இந்த கைபேசிலாம் கிடையாது. Whatsappலாம் அப்பலாம் கிடையாது, இல்லயா? அப்போ உடனே
ஓ! அதுக்கப்புறமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்க பண்ணுச்சுங்களா? ஒரு நல்ல விஷயம் ரெகுலரா சாப்பாடு கிடைக்குறது, இந்த மருத்துவ வசதி, இந்த மாரி ஏதாவது கிடைச்சிதுங்களா?
ஆ. ஆமாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்கள வந்து சாப்பாடுலந்து அ படிக்குறதுக்கான கல்வியிலிருந்து, மருத்துவ வசதியா இருக்கட்டும். எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க, முக்கியமா அவங்க மேல ஏறி இறங்குற அந்த இடத்த வந்து சீரமைச்சிருக்காங்க அவங்க. அவங்களுக்கான அந்த இடத்த சீரமைச்சிருக்காங்க. இப்போ அந்த
ம்ஹ்ம். வாகனங்கள் போற மாரி இருக்குமா? இல்ல, நடந்து தான் போகணுமா?
இல்ல, இல்ல. நடந்துதான் போற மாரி அது வந்து ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பகுதிங்க. ஏறி இறங்குறதே ஒரு பெரிய விஷயங்க. ஆனா, எங்க ஆசிரியர் என்ன தைரியதுல எங்கள கூட்டிட்டு போனாருன்னு, தெரியலைங்க. என்ன நம்பிக்கையில <inhales> கூட்டிட்டு போனாருன்னு தெரியல. ஆனா, அவரு எங்களுக்கு காமிச்சு குடுத்த அந்த பாதை வேணா ரொம்ப கடுமையான பாதையா இருக்கலாம். ஆனா, நாங்க கத்துக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே <inhales> ஒவ்வொருவரும் வந்து அவங்கவங்க வாழ்க்கையில வந்து இந்த விஷயத்த வந்து பு புகுத்தி பாக்கணுங்க. எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு அழகான ஒரு விஷயங்கள் இருக்குது. <inhales> எல்லாராலேயும் எளிமையான வாழ்க்கையில சந்தோஷத்த பாக்கலாம். அப்டீன்றது அந்த கற்றல் அந்த பயணத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயங்க.
ஓஹோ! ம்ஹ்ம், ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். அரும, அரும. அதாவது <inhales> ஒரு, ஒரு, நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பாருங்களேன், அவங்க என்னை "உனக்கும் கீழ உள்ளவர் கோடி" அப்டீன்ற ஒரு வார்த்தைக்கு ஏத்த மாரி, <inhales> நமக்கு கீழ எவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க அந்த இடத்த எந்த அளவு பாத்துக்குறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கையில, <inhales> அப்டின்னு ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்ப அழகா உங்களுடைய ஆசிரியர் மூலமா கத்துக்கிட்டிங்க. <inhales> அ உங்களுடைய அந்த கற்றல் பயணத்தோட அனுபவத்த என்கிட்ட ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி, மீண்டும் பேசலாம்.
ம். கண்டிப்பா. ம். ம். நன்றி.